சரிங்க. அந்த மாரியும் போது. இப்போ இந்த எல்-இ-டி லைட்டுகள் அப்படீன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அது வந்து நம்ம எப்பயும் போட்ற அந்த லைட்டுக்கும், இதுக்கும் என்ன என் கம்மியா தான் வந்து செலவாகுங்றீங்க. அத நம்ம இயல்பா மாத்திக்க முடியுமா? நம்மளே வந்து மக்களே வந்து எளிதா அத மாத்திக்கலாமா?
ஆமா. ஆமா, நம்ம கடையில போய் சாதாரணமா கேட்டா எல்-இ-டி பல்ப் வாங்கி மாட்டியறலாம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு நூ ரூ.50 கிட்ட விலை வித்தியாசம் இருக்கும். ஆனா, அ உங்களோட அந்த உபயோகிக்கூடிய மின்சாரத்தோட அளவு வந்து எல்-இ-டி பல்புகள் வந்து கொறஞ்சது ஒரு 70% குறைவான அளவு மின்சாரம் தான் உபயோகிக்கும்.
அ. ஓ! சரிங்க. ம். ஓ! அப்படீங்களா? நல்லதுதாங்க. ஆ.
ஆமா, அதுவே வந்து உங்களுக்கு பெரிய அ மிச்சப்படுத்துற மாரி தான்.
ம். சரி, சரிங்க.
அது போக நம்ம வீட்ல நெறைய ஸ்விட்ச்சுகள் இருக்கும், அங்கங்க.
ம். ஆமாம்மா. அ.
அதைக்கூட நம்ம அணைச்சு வச்சுறணும். ஏன்னா நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது என்னன்னா, அதுக்குள்ள மின்சாரம் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தேவையில்லாம அதுவும் உபயோகத்தில தான் வரும்.
ம். ம். ம். அ. ஓ! புரியுதுங்க. "சும்மாவும் சும்மா போட்டு வைக்காம, அதையும் அப் ஆஃப் பண்ணீறணும்." அப்படீங்கிறீங்க இல்லைங்களா? ஆ சரிங்க. ம்.
ஆமா, ஆமா. இன்னொன்னு என்னன்னா, ஆ இ இந்த நம்ம குளிர்சாதன நம்ம அ படுக்கை அறைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய குளிர்சாதன மிஷின வந்து என்னன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா, 24 டிகிரி செல்ஸியஸ் தான் ஒரு சரியான அளவு வீட்ல உபயோகிக்கிறது அப்படீம்பாங்க. அலுவலகங்கள் எங்கனாலும் சரி தான். ஏன்னா அது நமக்கு நம்ம உடல்நிலை சார்ந்த வெப்பமா இருக்கும். நமக்கு வெக்கையாவும் தெரியாது. ரொம்ப குளிராவும் தெரியாது.
ஆமா. ஆமாங்க. ம். ம். சரிங்க. ம். ம். ஓ! சரிங்க. அ.
நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 18 டிகிரி, 20 டிகிரிலாம் வச்சிருப்பாங்க வீட்ல.
ஆ. ஆமாம்மா. ஆ.
ஆ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது அந்த, அ அளவுக்கு அதிகமான கரண்ட இழுக்கும் அந்நேரத்தில.
ஆ. புரியுது, புரியுது. ஆ சரிங்க. ம். ம்.
ஆ. அந்த காரணத்தினால வந்து பிரச்சன. ஆனா நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அ எங்க ஸ் தங்கச்சி வீட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக கொஞ்ச நேரம் ஏசிய நல்லா ஓட வுட்டுட்டு, அதுக்கப்பறம் ஏசிய ஆஃப் பண்ணீட்டு, ஃபே ஃபேனை மட்டும் ஓட உடுவாங்க.
ம். சரிங்க.